ஓஹோ.
நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃப் ஒரு ஹாஃப் டேக்கு வந்து நாங்க ஜாலியா இருந்தோம். இதெல்லாம் ஒரு மழையா? இதெல்லாம் ஒரு இடியா? நம்ம பாக்காததா? புயல்லாம், அதெல்லாம். ஒரு 10 நிமிஷம் மழை பெய்யும். அப்புறம் ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா, எங்களுக்குத் தெரியாது. ம் ஒரு எப்படி இருக்கும்ன்ற அளவுக்கு எங்களுக்குத் தெரியாது. ஃபோன் அப்ப வொர்க் ஆகல. என்ன பண்ணனும்னு தெரியல. அப்புறமா என்ன பண்ணிட்டா
ம்ஹ்ம். அதாவது, இந்த நேரம் ஆக, ஆக அப்பதான் உங்களுக்கு அந்தப் பயம்ன்ற ஒரு உணர்வே வந்திருக்கு. அச்சச்சோ! மாட்டிக்கிட்டோமே! அப்படின்னு.
கண்டிப்பா. ஆ பயன்றதே இல்ல. எதோ படத்துலலாம் பாத்தா எப்படி இருக்கும்ங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்குக் குடுத்துருச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுனா, எங்க ஸ்கூல்ல இருக்கொங்களே கம்ப்ளெயின்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாரி நடுவுல வந்த பஸ்ஸ ரொம்ப நேரமா காணோம். கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனா பசங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா போகுது. அவங்க ரிப்ளை பண்றது எங்களுக்கு வருதா என்னன்னு தெரியல. டவர் இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னதும், கீழ இருந்து போலிஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேபீ மழை ரொம்ப இருக்குறனால டவர் எதுவும் அவுங்களுக்கு இருக்காமலா போயிருக்கும், அ அப்படின்னு சொல்லிட்ட பிறகு, ஒரு போலிஸ் அவங்க அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ம் கீழ இருந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரயும் ஒரு போலிஸயும் ஒரு பைக்ல அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க வந்து பாக்கும்போது நாங்க எல்லாருமே சேஃபா இருக்கோம்னு வாக்கி டாக்கி மூலியமா எங்க அ ஸ் காலேஜ் இதுக்கும் சொல்லிட்டு, இவங்களுக்கும் சொன்ன பிறகு தான், எல்லாருமே கொஞ்சம் ஓகேவானாங்க. அவங்க வந்த பிறகு தான் எங்களுக்கே ஒரு ஓகே. யாராச்சும் ஒருத்தர் நம்மள காப்பாத்த வந்துருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒரு பைக்ல பேரு எப்படி போ முடியும் தெரியலயே! அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு சிரி அந்த இடத்துலயே ஒரு காமெடியா ஒரு தோணுச்சு. இருந்தாலும் ஒரு உயிர் பயமும் இருந்துச்சு. அவங்க வந்து எங்கள எல்லாரையும் ரொம்ப அழகா கன்ஸோல் பண்ணாங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மழை ஹெவியா தான் பெய்து. அங்க கல் எல்லாம் விழுந்துருச்சு. அது பாறை எல்லாம் உடைந்து கல்லா சிதறிப் போய் கிடக்கு. அதை வந்து பெருசா எடுக்குற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. அது எல்லாமே இப்ப <tsk> தள்ளிட்ருக்காங்க. தள்ளி ஏன்னா, கீழயும் ரோடு போறனால அது தள்ளனா கீழ இருக்குற ரோட்ல விழுந்துரும். அதனால, அதை எல்லாத்தையும் ஒரு லாரியில போட்டு ஏத்திட்டு போன பிறகு தான் நீங்க உங்க பஸ் மூவ் பண்ண முடியும். அதனால ஒண்ணும் பயப்படாதீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா கொஞ்சம் பயமும் ஊத்திட்டாங்க. இந்த சைடு ரொம்ப டேஞ்சராவும் இருக்கும். ஆ சேஃபா ஆவும் இருக்கணும். நாங்க நீங்க போயி ரீச் ஆகுற வரைக்கும், நாங்க சேஃபா உங்க கூடயேதான் இருப்போம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு, அப் அதுக்கு ஒரு ட்விஸ்ட்ட கேளுங்கங்க. அது வந்து, நாங்க நாங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்கறதுனால பெட்ரோல் அவங்க ஆன் பண்ணியே வச்சு வண்டி ஆன் பண்ணி விட்டு வச்சிருந்தாங்க. போற
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அ ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. <laughs> ம்ஹ்ம்.

நேத்தலாம் நடுல அந்த மேம்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னனால கொஞ்சம் ஸ் பஸ்ஸ நிப்பாட்டிட்டோம் நாங்க நடுல. அ வா கீழ இருந்தே என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா ஸ்டெர்ய்ட் டூ ஸ்டெரய்ட் நீங்க நிப்பாட்டவே கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. மேம்க்கு வந்து கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த இடத்துல. அது வந்து அவங்களால கன்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பம்பு இருக்குறது அவங்களோட பேக்கு இன்னொரு பஸ்ல இருக்குறதால இந்த பஸ்ல இருந்து அந்த பஸ்ஸூக்கு சேஞ்ச் ஆயி போயிட்டாங்க. அந்த மேம்க்கு ரொம்ப வீசிங் வந்ததும் இந்த மேமும் அவங்க கூட ஹெல்ப் பண்ணனும்னு அதே பஸ்ல இருந்துட்டாங்க. எங்க பஸ்ல யாருமே கிடையாது. அந்த டிரைவர் அண்ணாவ ரொம்பவே அப்ரிசியேட் பண்ணோம். நாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 45 மினிட்ஸ் ஆனாவொன்னே, நாங்க எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டோம், பயத்துல. ஏன்னா அத வந்து எங்களோட பேரண்ட்ஸ் கூட எங்களால சொல்ல முடியல. "நாங்க இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்." ஆ எனக்கெல்லாம் என்ன தோணிடுச்சுன்னா, அவ்வளவுதான் நம்மளோட அ வ ம் "கொடைக்கானல் மலையில தான் நமக்குச் சமாதி கட்டப்போறாங்க போல இருக்கு." அந்த அளவுக்கு எனக்கு போயிருச்சு.
ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். ஓ! <laughs> ஆஹ்ம். ம்ஹ்ம்ஹ்ம். இந்த பஸ்ஸோட ஜீவசமாதி அடைஞ்சிருவோம் போலேயே! ம்.
எந்தப் பாறையாவது நம்ம தலையில விழப்போது, இல்ல இடியே தலையில விழப் ஏன்னா இங்க வந்து இடி இடிக்கிறது நமக்கு எப்படி தெரியும்ன்னு தெரியல. அந்த மலையில நிக்கும்போது இடி நம்ம கிட்டயே வந்து விழுகுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ம் <tsk> எப்போயுமே சொல்லுவாங்கல, இந்த மலை ப பிரதேசத்துல தான் மழை பெய்யறதும் சரி, தண்டரு அந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல. அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் உணர்ந்தேன். ஏன்னா அவ்வளோ இடிங்கங்க, அது ஏதோ எங்க கிட்டயே வந்து இடிக்கிற மாரி அவ்வளவு ஒரு சவுண்ட் அது. அந்த சவுண்டுக்கே நம்மளுக்கு பயம் வந்துரும். அந்த மாரி ஒரு பயமா ஆயிடுச்சு எங்களுக்கு.
ம். ஓ! ம்ஹ்ம், ம்ஹ்ம். ம்ஹ்ம்.

ஆனா, எனக்கு இந்த இந்த ஒரு விஷயத்தச் சொல்லுங்களேன்! அந்த நேரத்துல உங்களுக்கு எப்பிடி இருந்தது? ஏன்னா, ஒ அ நம்ம ஃபிர அப்பா அம்மா கூட வரல. ஃபிரண்ட்ஸ்கூட வந்துருக்கோம். மொத்தமா எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். இருந்தாலும் நைட் நேரம் நிறைய மழை பெய்யுது. அவங்க டிராக் எல்லாம் வச்சிட்டு பத்திரமா போங்க. ஏதாவது பிரச்சனன்னா, நீங்க எங்க இருக்கீங்க? டிராக் பண்ணி பிடிக்கறதுக்காகதான் அந்த டிராக்கர் இந்த G-P-S ன்றது கொடுத்திருப்பாங்க. ஸோ, அப்போ உங்களுக்கு அந்த சுவிட்சுவேஷன் எப்பிடி இருந்தது? அந்த மனநிலை எப்பிடி இருந்தது? இன்னக்கி?
நார்மல் கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஆ கண்டிப் அது எப்பிடி வார்த்தையால சொல்றதுன்னு தெரில. அப்ப நாங்க எல்லாருமே, செம் <tsk> ரொம்ப மெச்சூரான பசங்கன்னு சொல்லமுடியாது. எல்லாருமே காலேஜ் படிக்கிறோன்னா பாருங்க! நம்ம எவ்வளவு ஜாலியா துருகுருன்னு இருக்குற வயசு அது. அ ஒரு பக்கம் பார்க்கும்போது ஐயய்யோ! ம் <tsk> அது என்ன சொல்றதுன்னா ஒரு ஜாலியான பயம் எப்பிடி இருக்கும் <tsk> நம்ம ப்ரெண்ட்ஸ்கூட இருக்கும்போது ஏதாச்சு ஒரு பிரச்சனன்னு வந்துச்சுன்னா, "ஐயோ போச்சுடி! நம்ம மாட்டிக்கிட்டோம்" அப்பிடி இப்பிடின்னு நம்ம பேசுவோம்ல. அந்தமாரி கேஷூவலா தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஐயய்யோ! இது எல்லாம் என்ன? கொஞ்ச நேரம் மழை நின்றும். நாம பாக்காத மழையா? அப்பிடின்றமாரி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அ கொஞ்ச நேரம் நேரம் போக, போக அங் அ அங்க போய் இறங்கிட்டவுங்கள்லாம் மெஜேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு டவரு ஒழுங்கா இல்லாத ஒரு மெஜேஸ் வருது. 2 மெஜேஸ் வருது. அதுக்கு மேல நின்றுது. எங்களால 8:30 ம் நாங்க பஸ்ல இருக்க யாராலயும் அங்க ட்ராக் பண்ண முடியல. யாராலயும் பேச முடியல. இன்னொன்னு கேட்டீங்கன்னா எங்க பஸ்ல வந்த மேம் வந்து திடீர்னு உடம்பு கொஞ்சம் ஒருமாரி இருந்தனால. கிட்ட இருக்கிற பஸ்க்கு மாறிட்டாங்க. ஆனா, எங்களுக்கு வந்து எல்லாருமே ஓகே. நீங்கப் போயி அந்த பஸ்ல ஏறிக்கோங்க மேம். அந்த பஸ்ல இருக்கவங்க வரல. அந்தமேம் இங்க வந்து இறங்கல. அவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணனுன்னு சொல்ட்டு அவுங்களும் அதுலே இருந்துட்டாங்களா! அதனால மேம்மு எங்களுக்கு யாருமே இல்ல. அந்த டிரைவர் மட்டும் தான் எங்களுக்கு அவ்ளோ ஹெல்ப் பண்ணாரு. அவரால எவலெள்லாம் முடியுமோ! அவ்ளோ எல்லாம் ஏனா எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க ஒன் ஹவர் அந்த இடத்துல நிக்க வேண்டியதாயிடுச்சு. எங்களுக்குப் பின்னாடியும் பஸ் இல்ல, முன்னாடியும் பஸ் இல்ல. நாங்க மட்டும் அந்த இடத்துல நிக்கிறோம். ஏதோ <tsk> அங்க வந்து ஒரு கல்லு விழுந்துருச்சாம் முன்னாடி. நாங்க இருக்கிற இடத்துக்கு முன்னாடி நாங்க போற இடத்துக்கு முன்னாடி கல்லு விழுந்துருச்சாம்! அந்த ஆ பாறைதான் ஆம் கண்டிப்பா, பாறையா விழல <sighs> அது வந்து ச் ஒரு பாற வந்து உடஞ்சு, உடஞ்சு ஒரு கல்லா ச் இருக்கும் போல இருக்கு. ஆ அது பாறை தான் <sighs> அது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே உடைஞ்சு அது ச் செதில் செதிலா இருந்தது. அந்த மலைக்கு அடிச்சி கீழ விழுந்துருச்சாம்! அப்பிடின்றனால ரோடு எதுவுமே டேமேஜ் ஆவல <sighs> ஆ. ஆனா அது ப ஒரு, <tsk> அந்த இடம் ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. இன்னும் மே பி நல்லா மழை பேஞ்சா, அது மேல ஒரு பாற இருக்கு. அது தான் உடஞ்சி இந்தச் சிதில், சிதில் கீழ கிடந்துச்சு. அதனால, அதுவே விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க யாருமே போகக் கூடாதுன்னு வாக்கி டாக்கி மூலமா போலீஸ் வந்து இவுங்களுக்கு என்ன இது பண்ண முடியுமோ! கைடுலைன் பண்ண முடியுமோ டிரைவருக்கு கான்டெக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்பிடின்டு இருக்கும்போது எல்லாருக்குமே, நா
ம், ம். நிச்சயமா. ம், ம். ஓ! <chuckles> ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ஓ! ஓ. அந்தப் பாறை வந்து சரிஞ்சு ம அந்து விழுந்துருச்சு. ரோடுலன்னு நினைக்கிறேன். ம்ஹ்ம். ம் ஹ்ம். ம்ஹ்ம், ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். இப்போ நீங்க வந்து இந்த மலை ஏறும் போதுப் பாதியில நின்னுட்டு இருக்கீங்களா? இன்னும் பாதி மலைக்கு இறங்குனாலும் பாதி போகணும். ஏறுனாலும் பாதி போகணும். அந்தமாரி.
ஆ, கண்டிப்பா. கண்டிப்பா. அதே தான். ம் நாங்க வந்து எப்பிடின்னா ஒரு, அ ஒரு 50% கூட 60% நடுவுல நிக்கிறோம். ஆ மேல போணுன்னா 40% இருக்கு. கீழ வரணுன்னா 60% இருக்கு. அப்பிடி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆ அந் அந்தமாரி மாட்டி என்ன ஏ இதுல என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நாங்க. போயிட்டு இருக்க
ஆஹா! ம்ஹ்ம், ம். ஓ! சரி, சரி. ஆ.

ஓ, அந்த வெளிச்சம் இருக்கணும்ன்றதுக்காகவா?
ஒரு கொஞ்ச தூரம் தாங்க. வெளிச்சம் இருக்கணும். ஏன்னா பசங்க இல் இல்ல எல்லாம் ஆஃப் பண்ணி வெச்சிட்டா ரொம்ப இருட்டா ஆயிடுது. இடி இடிக்கிற சத்தத்துக்கு எங்களுக்கு ரொம்ப பயமா ஆயிடுது. எல்லாரும் அழுவ ஆரம்பிச்சிடுச்சுட்டோம். இன்னொன்னு பின்னாடி வண்டி வந்தாலும், நீங்க இங்க இருக்கீங்கன்னு வெளிச்சம் இருந்தா தான் தெரியும். அ அதனால போட்டு வைக்குறது எதுக்கும் சேஃப் யாரையும் விட மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கப் போட்டு வச்சுக்கோங்க. அது தான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னுறனால அவங்க ஆன் பண்ணியே வச்சிருந்தாங்க. அதனால அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நான் சொல்லி இருந்தேன்ல 60 போயிட்டு ஒரு 20% போன பிறகு, பெட்ரோல் இல்லாம வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க, திருப்பி.
ம்ஹூம். ம்ஹுஹூம். அச்சச்சோ. அ இந்த நாள் இதைவிட மோசமா அமையாதுல்ல அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு.
ரொம்ப சந்தோஷமா இந்த ட்ரிப்ப நாங்க போணும்னு நினைச்சோம்ங்க. ஆனா போகும்போதே அவ்ளோ ஒரு தடங்கல். அது வந்து எப்படி விவரிக்கிறதுனே தெரியல. அது ஆஃப் ஆனதும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் எடுத்துடுச்சு. ஏன்னா, நாங்க ஒரு 1 மணிக்கு ஒரு ஒரு 1 மணி போல 1.5 மணி போல தான் நாங்க அந்த இடத்தை ரீச் ஆனோம். அங்க இருந்து நாங்க திருப்பிப் கொஞ்சம் 1 ஹவர் நின்றுருப்போம். அங்க இருந்து நாங்க கிளம்பி போகறதுக்கு ஒரு 2.45 சம்திங் இருக்கும். அந்த இடத்துல போய் நின்றுச்சு வண்டி. போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க இதோட அவ்வளவுதான் பிரச்சனை இல்ல. நீங்கப் போயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்ச் ஆபிசர் கீழ போய்ட்டாங்க. அவங்களோட டியூட்டி டைம் கீழ தான. அதனால அவங்க கீழ போயிட்டாங்க. இங்க பார்த்தா பெட்ரோல் இல்லங்க. திருப்பி நின்றுச்சு. திருப்பியும் நல்ல வேளை எங்களுக்கு டவர் இருந்ததுனால திருப்பியும் எங்களோட ஸ்கூல் இதுக்கே போன் பண்ணி, இந்த மாதிரி பெட்ரோல் இல்ல ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்க அந்த டைம்ல பெட்ரோல் பாங்க் ஏன்னா மலைப்பிரதேசம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. ஆனா டக்குன்னு நாம போற இடத்துல பெட்ரோல் இருக்காது. அவங்க வேற இடத்துக்குப் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு பஸ்க்கு வாங்கணும்னா கொஞ்சம் நிறைய வாங்கணும்ல. அதனால அவங்க அவ்வளவையும் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து போட்டு முடிச்சு நாங்க போறதுக்கு 7 மணி ஆயிடுச்சுங்க. எல்லாமே முடிச்சு நாங்க ரூம் போறதுக்கு. நாங்க ஒருவேளை நம்ம இந்த கடவுள் வந்து போகக் கூடாதுன்னு சொல்றாங்களோ, தடுக்கறாங்களோ, அ எதோ எங்களுக்குத் தப்பா நடக்கப் போகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் அந்த ஒரு மனநிலை வந்துருச்சு. ஏன்னா எங்க பஸ் டீச்சர்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம அவங்க அடுத்த டிரைன் அடிச்சு அடுத்த பஸ்ல ஏறிப் போயிட்டாங்க. பஸ்ஸும் தொடர்ந்து ஏன்னா எங்களுக்கு முன்னாடி போன 2 பஸ்ஸும் நல்லா போயிடுச்சுங்க. நாங்க மட்டும் எங்க கூடத் தான் வந்தாங்க. ஆனா நாங்க மட்டும் எப்படி மாட்டுனோன்ற மாதிரி ஒரு தோணல் ஆரம்பிச்சுடுச்சு. அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணி ரொம்ப பாணிக் ஆயி, எல்லாரும் வீட்டுல இருந்தும் ஃபோன் பண்ணி ரொம்ப அ ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு தான் உங்கள தனியா போக கூடாதுன்னு சொன்னோம்.
ம்ஹூம். ம்ஹூம். ஓ. ம்ஹூம். ம். ம்ஹூம். ஓ. ம்ஹூம். ம்ஹூம். ம்ஹூம். அச்சோ. ஆ. ம்ஹூம். ம்ஹூம். ம்ஹூம். ம்ஹூம். ஆ. இதுக்குதான் உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். எல்லா பெற்றோர்களும் சொல்ற முதல் வார்த்தை அதுதான். இதுக்குதானே நான் அப்பயே போகக் கூடாதுன்னு சொன்னேன். ஒழுங்கா வீட்ல இருந்திருக்கலாம்ல. அதுவும்
கண்டிப்பா. எ நீ அதை என்ன சொன்னனா ஆ, சொல்லுங்க.
ஆஹா. இல்ல, எ அதுவும் இப்ப நீங்க நைட் புல்லா அந்த இடத்துல அந்த இடத்துல பயத்துல முழிச்சுகிட்டே இருந்துட்டு, அடுத்த நாள் காலையில உங்களால எதுவுமே என்ஜாய் பண்ணவே முடியாது. ரொம்ப டையர்டா இருக்கும். நிறைய தூக்கம் வரும். போய் பேசாம எங்கேயோ தூங்கலாம் அப்படின்னு தான் தோணுமே ஒழிய ஆனா அந்த ஒரு நாள் நீங்க ரொம்ப அட்வென்ச்சரா நீங்க வந்து பீல் பண்ணி இருந்திருப்பீங்க. ரொம்ப அட்வென்ச்சரா இருந்திருக்கும்.
முடியல. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஆனா, அது ஒரு மெமரிஸ் ஆயிடுச்சுங்க. அதாவது இப்போ நாம நார்மலா போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். தெரியாது. நான் ஒரு டூர்க்கு போனேன். இப்படி என்ஜாய் பண்ணேன், வந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்.